இப்ப பார்த்தீங்கனா, வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நம்ம தன்னிச்சையா கத்துக்க முடியாதுங்க. சில விஷயங்கள வந்து அனுபவ பூர்வமா அனுபவிச்சு இருப்பாங்க நெறைய பேர், அனுபவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க. ஆ அந்த மாரி ஆட்கள் வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு போது தான், நமக்கு வந்து அந்த சில விஷயங்கள நம்ம கத்துக்க முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம தன்னிச்சையா கத்துக்க முடியாதுங்க. அப்படி இருக்கும் போது, அந்த மாரி நமக்கு ஒருத்தங்க வழிகாட்றாங்கன்னா, அவங்க கூட நம்ம வந்து பேசும்போது அத நம்ம எப்படி வந்து அவங்கட்ட பேச தொடங்கலாம்? அத பத்தின உங்க அனுபவங்கள கொஞ்ச சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அ "வழிகாட்டி" அப்படீன்னு நாம சொல்லும்போதே, ஒரு வழியைக் காட்டுபவர் தான் வழிகாட்டின்ற மாரி சொல்றோம் இல்லையா நம்ம? அதுதான் விளக்க உரையா நாம சொல்றோம். அது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, அது உங்க குடும்பத்திலேருந்தே ஆரம்பிக்குதுன்றது தான் என்னோட அ ஒவ்வொருத்தருக்கு அவரு அவங்கவங்க குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க.
ஆமாங்க. கண்டிப்பா. ஆமாங்க. அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
நம்மளோட வழிகாட்டியா இருந்தவங்க வந்து நம்ம தாத்தா- பாட்டி, நம்மளோட அ இப்ப, அப்பா- அம்மா இவங்கள அண்ணன் அண்ணன்கள் கூட. நா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்.
அ ஆமாங்க, கண்டிப்பாங்க. இதுல எனக்கும் அனுபவம் இருக்குதுங்க. எங்க அண்ணன் வந்து அ நெறைய விஷயங்கள எனக்கு கத்துக் குடுத்திருக்கிறாருங்க வாழ்க்கையில. <chuckles>
ஆமா, அது அந்த மாரி வ அது பண்ணும்போது, அது வழிகாட்டியா இருக்கும். நாம வந்து அந்த வீட்ல பிரச்சனையே இல்லங்க. அந்த மாரி ஒரு விஷயன்னு பார்க்கும்போது, அவுங்கல்லாம் வழிகாட்டியா இருக்கும்போது அவுங்ககிட்ட பே மனம் திறந்து பேசுறதுன்றது வந்து திறந்த உரையாடலைக் கொண்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஆ, ப அதுக்கு நம்ம கஷ்டப்படத் தேவையே இல்ல. உண்மைய சொல்லணுன்னா.
ஆமாங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, வீட்ல வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம, அவுங்க நமக்கு வந்து நமக்கு தேவையானத வந்து அவுங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
உண்மைங்க. அது ஒரு விஷயமா!
ஆனா, நம்ம வெளியில போய் நம்ம போய் நம்மகிட்ட ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் போய் நமக்கு வந்து ஒரு நம்மளோட ஒரு வழிகாட்டுறக்கான ஒரு எந்த விஷயமா இருந்தாலும், நம்ம கேட்கும்போது அவுங்க வந்து அவங்க வந்து என்ன எதிர்ப்ப்பாங்கன்னா, தானா முன்வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட எப்பிடி ஒரு ஆர்வம் இருக்கு. இவன் அப்பிடிங்கிறத எதிர்பார்த்து தான் அவுங்க வந்து அந்த ஆர்வத்த புரிஞ்சுக்கிட்டு தான், அவுங்க வந்து அந்த ஒரு ஏதோ ஒன்னு ஒரு பாடத்திட்டமோ, ஒரு வந்து நம்ம புதுசா ஒரு மொழியக் கற்கிறோம் அப்பிடின்னா, அதுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அவுங்க வந்து அத வந்து அவுங்களும் வந்து அந்த ஆர்வத்தோட நமக்கு கத்துக்கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
ஆமாங்க. ஆனா, உங்களோட ஒரு விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன். கொஞ்சம்ன்னு சொல்றேன் நானு. முதல்ல ஒரு வார்த்தை, முதல்ல ஒரு வார்த்தை ஒன்னு சொன்னீங்க. அதாவது தெரியாத நபர்ன்னு "தெரியாத நபரை நாம வழிகாட்டியா எடுத்துக்க மாட்டோம்."
இல்ல, முரண்பாடு எல்லாத்துக்கும் உள்ளது தானங்க. அதாவது அப்படின்னா
அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன். அதாவது, அந்த வழிகாட்டி வந்து நீங்க சொன்ன மாரி வந்து, நி நம்மகிட்ட அந்த ஆர்வம் இருக்கான்னு பார்த்து தான் வந்து, அவரு வந்து தேர்ந்தெடுப்பாருன்றது உண்மையான விஷயம். அது மறுக்கவே இல்ல. அதற்கு மாற்று கருத்தே கிடையாது.
ஆ, கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
ஆனா, தெரியாத ஒருத்தரை நாம வழிகாட்டியா என்னைக்குமே நாம ஏத்துக்க மாட்டோம்.
ம். ஆ, ஆம். கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க.
இந்த விஷயத்துல "இவ்வளோ பெரிய ஆளு, அந்த ஒரு ஆளுமை இருக்கு" அவ அந்த மாதிரி ஒரு நம்மகிட்ட ஒரு அறிதலாவது இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க
ம். ஆமா, ஆமா. அவரு அவரைப் பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம்.
அ அ அந்த அறிதலாவது இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அ அப்படி இருக்குற பட்சத்துல அவ தெரியாதவர்ன்றத இதுல போக முடியாது. "அறிமுகம் இல்லாதவர்" வேணா சொல்லலாம்.
அதாவது நான் அறிமுகம் இல்லாத நபர்னு அ அப் அ அதை சொல்றதுக்கு தான் நான் மாத்தி சொல்லிட்டேன். வேற ஒன்னும் இல்லங்க.
அதுதான், அதுதான் சொல்ல வந்தேன் நானு. ஆ சரி. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த திறந்த உரையாடல்ங்கறது வந்து வெளிநபர்கள், குடும்பத்தில் அல்லாத வெளி நபர்கள் கிட்ட தான் வரணும். அந்த வெளிநபர்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அதை வந்து நம்ம ஒரு அ விகிதமா வந்து பெ பெ பிரிச்சுக்கலாங்க. அதாவது, நம்ம நம்ம பிரெண்டோட அண்ணன் இருப்பாரு. நம்ம நண்பரோட அண்ணன் இருப்பாரு. அவரைப் பார்த்து நம்ம நிறைய கத்திருக்கோம். ஒரு வேளை வந்து ஒரு அ ஏன்னா என்னோட வாழ்க்கையில நடந்தது நான் சொல்றதுனால, அவரும் வந்து கணிப்பொறித் துறையில தான் இருக்காரு.
சேரி, சேரிங்க. ஆ. சேரிங்க. எந்த மாதிரிங்க? சேரிங்க. கண் சரிங்க. ஆ அருமைங்க.
உண்மைய சொல்லனும்ன்னா, அவரு தான் என்னோட பாஸும் கூட. ஒரு காலங்கள்ட்ட ய ஆரம்ப காலகட்டத்துலருந்தே. நாங்கல்லாம் ஒண்ணா வளர்ந்தவங்கன்றதுனால, ரொம்ப ரொம்ப குளோஸுன்னு வச்சுக்கங்க. அ அதாவது ஒரே கு அ அ ஒரு தூரத்துல சொந்தம் சொந்த வகையும் உண்டுன்னு வச்சுக்கங்க.
சரிங்க. சூப்பருங்க. சரிங்க.
அதனால வந்து, பேச் பேச்சு இதுவே வந்து அப்படி தான் இருக்கும்.
ஓ! ஒரு இயல்பா இருக்கும். அதாவது ஒரு
ஆடா, போடா தான் இருக்கும்.
ஓ! சரி சரி சரிங்க. அப்போ ஒரு குளோஸ் ஃபிரெண்டு மாரி தான் அவரும்.
ஃபிரெண்டு மாரிதான்.
சரி சரிங்க.
அவரு வந்து தொழி தகவல் தொழில்நுட்பத்துல இருந்தாரு. என்னையும் வந்து அதுல தான் போகணும்ன்னு சொல்லி, என்னை இழுத்துட்டு போயிட்டாரு.
ஓ! சரி சரிங்க. வாழ்க்கைல வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எந்த மாரி அடுத்த கட்டத்துக்குன்னு வாழ்க்கைல போகணும்ங்கிற ஒரு நிலைல இருக்கும்போது, அவரு வந்து, "நீ வா. இந்த துறைக்கு வா" அப்படீன்னு உங்கள வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய்ட்டாரு.
அப்படி இருக்கும்போது ஆமா ஆமா ஆமா. ந க இல்லல்ல, அதுக்கு முன்னாடி வந்து நாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரு அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அ கொஞ்ச நாள் வந்து 2 பேருக்கும் வந்து அந்த இது இல்ல. என்ன சொல்லுவாங்க? ஆ, அந்த வ அ டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
சரிங்க. அனுபவங்களா? ஆ ஆமா ஆமாங்க. அதாவது, ஆ புரியுது புரியுது.
அது வந்து ஏன்னா, நா நாங்க நானும் அவர் தம்பிலாம் ஒண்ணா சுத்திட்டு தான் இருந்தோம். ஆனா, என்னன்னா அவ அவரு வந்து ஏர் போர்ஸ்ல இருந்தாரு. அவரோட தம்பி வந்து ஏர் போர்ஸ் போய்ட்டாரு. என் நண்பர் வந்து என்கூட படிச்சவரு வந்து ஏர் போர்ஸ் போய்ட்டாரு.
ஆ. சரிங்க.
ஆ. இவன் வந்து இந்த கம்பெனில இருந்தான். கம்பெனி வேலைகள்ல அவன் பி பிசியா இருந்ததுனால வந்து, நமக்கு வந்து அப்பெல்லாம் எங்க நமக்கு என்ன, மொபைல் ஃபோன் அதெல்லாம் கெடையாதே.
ஆமாங்க. நேர்ல பார்த்தா மட்டும் தான் உண்டு. <laughs> ஆமாங்க.
நேர்ல பார்த்தா மட்டுந்தான். என்னதான் இதுவா இருந்தாலும், அவனும் வீட்டு கிட்ட இருக்கணும். வீட்டு கிட்ட நா அவன பார்க்கணும்.
ஆமாங்க.
அந்த மாரி ஒரு இது இருக்கு இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
2வது அவரு கைபேசி வச்சிருந்தாரு. ஆனா, அந்த கைபேசி அந்த அந்த அந்த நம்பர் கூட நமக்கு தெரியாது.
சரி, சரி, சரிங்க.
அந்த மாரி ஒரு க இது. ஆ நா நாம நேர்ல பார்த்தா பேசிக்குவோம். அதாவது, அது அது வந்து தொழில் தொழில்முறை ரீதி இல்லாம, நாங்க நட்பு ரீதியில வந்து தெருவில பாக்கும்போது பேசுறது தான். ஆனா வேலைன்னு செய்யும்போது, அவருக்கு வந்து அவருக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா? நான் வந்து மொதல்ல வந்து இதுல இருந்தேன். மா மார்க்கெட்டிங்ல இருந்தேன்.
அ புரியுது, புரியுது. எனக்கு புரியுது. ஆ புரியுதுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்க.
அதுக்கப்புறம் என்னது? அது போக்கூடாதுன்னு சொல்லி, எங்க வீட்ல வந்து இது பண்ணி, ஆ என்ன வந்து கணிப்பொறியில தள்ளி வுட்டாங்க.
ம். சரிங்க. உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சுங்களா? அந்த துறையில போறதுக்கு?
மொதல்ல இல்ல. உண்மைய சொல்லணும்னா மொதல்ல இல்ல.
சரிங்க.
ஆனா, என்கிட்ட ஒரு நல்ல குணம் 1 இருந்துச்சு. அது வந்து என்னோட வ அ குடும்ப வழிகாட்டி ப சொல்லி குடுத்த ஒரு விஷயம்.
ஆ. எந்த மாதிரிங்க?
ஆ. எது செஞ்சாலும் ஒழுங்கா செய்யணும்ன்னு. முழு மனசோட ஒழுங்கா செய்யணுன்றது.
ஆ அருமைங்க! அருமைங்க! சரிங்க. இப்போ அது போய், இப்ப வந்து உங்க நண்பரோட ந அண்ணன் வந்து உங்கள வந்து, அந்த துறையில வந்து கூட்டிட்டு போய்ட்டு
அதான். நான் தி அந்தது அது அது அது தான் சொல்ல வர்றேன். அந்த இத சொல்ல வர்றேன் நானு. நான் இதுல வந்துட்டு நான் அ உண்மையே வந்து வேற ஒரு நண்பருக்காக வந்து வேலை கேட்கறதுக்காக வந்து, அவனோட அ நம்பர வாங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். ஏன்னா, நான் தான் ரொம்ப குளோஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியுன்றதனால, நீ பேசு, பேசுனுன்னாங்கன்னு சொல்லி பேசுனேன்.
சரிங்க, சரிங்க. சொல்லுங்க. ஓ! சரிங்க.
கொடும என்ன காலக்கொடும? நீ என்னடா பண்றன்னும்போது, நமக்கு தான் வாய் வந்து சும்மா இருக்குமா? இப்ப வந்து நான் வந்து அப்ப வந்து என்ன பண்ணீட்டுருந்தேன்னா, ஒரு அந்த க இது இருக்கு இல்லையா? கணினி கத்துக் குடுக்குற மையங்கள் இருக்குல்ல?
ஆமாங்க. ஆமாங்க.
அந்த சி, சி பிளஸ் பிளஸ் அதெல்லாம் கத்து குடுக்கறது. அந்த மையத்துல நான் ஒரு ஆசிரியரா இருந்தேன். ஃபேகல்டியா இருந்தேன்.
ஆமாங்க. ஆமாங்க. அந்த அடி அடிப் அடிப்படை சரி, சரிங்க. சரி, சரிங்க.
அதை சொன்னவுடனே. "ஏய்! க நீ சாஃப்ட்வேர்ல இருக்கியா நீ? மார்க்கெட்டிங் இல்ல சொன்ன, சாஃப்ட்வேர்ல இருக்கன்னா வா. வந்து சேரு. நீ நீ வர. நீ வந்தா தான், அவனுக்கு நான் வேலை குடுப்பேன்." அப்படீன்னு.
<chuckles> ஓ! அந்த மாரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. <chuckles>
அந்த மாரி பிளாக்மெயில் பண்ட்டேன். அய்யயோ! அவனுக்கு வேலை கெ "யோ இல்ல நீயும் வாடா நீயும் வாடா, சும்மா வாடா. வேணான்ட்டு போயிருடா வேணான்ட்டு போயிரு". போய் உட்கார்ந்தா எனக்கு வந்து எனக்கு இந்த இன்டர்வியூலாம் கிடையவே கிடையாது. அதான், எனக்கு டைரக்ட்டா வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சிக்கங்க. விஷயம் தெரியும். அந்த லைன்ல தான இருக்குறேன் நானு.
அ. அ டைரக்ட்டு அப்பாயின்ட்மென்ட்டு தான். சரி சரிங்க. ஆமா ஆமா ஆமாங்க.
அ இன்டர்வியூ இல்லாமதான் அது அது அதெல்லாம் இல்லாம நேரா வந்து இது, 16000 ரூவா அப்பவே வந்து சம்பளம்.
எப்பா! ம்.
அப்போ நல்ல பெரிய அமௌண்ட்டுங்க அது.
ஆமாமா. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 25, 30 வருடங்களுக்கு முன்பா இருக்கும்ன்னு நினைக்கிறேன்.
பெரிய தொகை அது. 2டா அதா 99, 2000த்துல.
அதான் அதாங்க. அது இப்ப 25 வருடங்கள் ஆயிடுச்சில்லங்க? அப்போ வந்து எ பெரிய அமௌண்ட்டு தாங்க அது.
ஆமா. 2000த்துல வந்து 16ன்றது பெரிய அமௌ பெரிய தொகைங்க.
கண்டிப்பாங், கண்டிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிங்க, அந்த 2000த்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாத வருமானம் வந்து, அ பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, 1500, அந்த 2500க்குள்ள தான் ஒரு சராசரி குடும்ப மாத வருமானம்.
எங்க என்ன மொதல் மொதல் சேலரி வந்து 1200ரூவா.
ஆ, சரிங்க.
அதுக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி.
ஆ, அப்போ இது எத்தன மடங்கு அதிகம் பாருங்க! கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகம். <chuckles>
அதுதான் சொல்றேன். எடுத்தோனே இந்த மாரி "ஆஹா!" அப்படின்றேன். வேணான்னு சொல்லவும் மனசு வரமாட்டேன்து.
ஆ.
அப்ப நான் வாங்கிட்டு இருந்த சம்பளமே வந்து எவ்ளோ 1400 ரூவாயோ என்னமோ தான்.
அப்பா! ஜாக் பட்டன் மாரி இருக்கு எனக்கு <chuckles> ஆ ஆ ஆ.
எது இந்த க அத வ பேகல்டியா இருக்கும்போது. எடுத்தோனே "அ போடா! இது தான்டா எல்லாருக்கு நாங்க குடுக்கிறது" அப்டினு சொல்லி குடுக்குபோது, வேண்டானு சொல்றதுக்கும் மனசில்ல. ஒருவேள நான் அத வேண்டானு சொல்லியிருந்தா வேற வேற மாரி நடந்திருக்குமோ என்னவோ தெரியல எனக்கு.
ஆ. அந்த நேரத்தில உங்க மனநில வந்து பரவாயில்ல! நம்ம பண்ணுவோ அப்டினு
பின்ன ப பணத்தாக்கு பணத பாக்கு பார்க்குபோது அப்டி ஒரு ஆர்வம் வராதா?
ஆமாங்க. இளம் வயதில நம்ம சம்பாதிக்கிறது தானங்க முதல்மையான கடம. அதாவது படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கணுனு தான் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. சரிங்க.
உண்ம. அதா, அதுதா அதுல ஓடிட்டோம். ஆமா. அது அப்டியே தகவல் தொழில்நுட்பத்துல இருந்தோம். இந்த நான் யாருக்கு வாங்கிக் குடுத்தனோ அவருக்கு வந்து சுத்த சுட்டு போட்டாலும் ஏறல.
அச்சச்சோ! <chuckles>
அ கணிப்பொறி. அவர் வந்து வேற லைனுக்கு போய்ட்டாரு. இன்னொருத்தருக்கு வந்து கணிப்பொறி இருந்தாரு. அவரு வந்து அந்த டேட்டாபேஸ் எனப்படும் அந்த இதுக்கு போய்ட்டாரு. Oracle படிச்சுட்டு போயிட்டாரு.
சரிங்க. சரி சரிங்க. ஆனா நீங்க யாருக்கோ உதவி பண்ண போய் கடசில அந் அதுவே உங்க வாழ்க்கையாயிருச்சு பாருங்க அந்த டைம்ல. <laughs>
அது நிஜமாவே நான் ஒருத்தன் தான் மாட்டிட்டுருக்கேன். அவரோட இது மாட்டிக்கிட்டு இருந்தது நான் ஒருத்தன் தான். உண்மைய சொல்லனுனா. அதாவது தகவல் தொழில்நுட்பத்துல இருந்ததனால அத உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம். அப்போ வந்து ஒரு வாக்குவாதம் அதாவது, இந்த புதுசா அப்ப தான் வந்து 1 வந்து வருது.
ஆ அப் அந்த தகவல் தொழில்நுட்பங்கிற அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அப்ப தானங்க வள-வளர்ச்சி அடையத் தொடங்கியது இந்தியாவுல.
வளர்ச்சி அடையட்டும். தொடங்குது இல்ல. இந்த அதுவரைக்கும் ஜிபிஆர்எஸ்ன்னு சொல்லப்படுவது இருந்தது.
ம். சரிங்க.
அதுவே வந்து அரகுறையா இருந்த காலகட்டங்கள்ல. அப்ப தான் வருது. அந்த 2.5 அதுக்கு அப்பறம் வந்து அந்த 3 ஜீ அப்டின்னு சொல்ற ஒரு வஸ்துவோட ஆரம்ப காலம் அது. அப்ப தான் வந்து அது வந்து இன்னும் அது அது இன்னும் ஆரம்ப என்ன சொல்வாங்க அத. செயல்முறையிலேயே கிடையாது. செயல்முறையின்னா வந்து அ, ப ப பயிற்சி செயல்முறைக்கு கூட கிடையாது அது.
ம். அ, ஆம். புரியிது புரியிது புரியிது. ஆ, அ. அந்த அது வந்து இந்த டெஸ்டிங் செ செயல்முறையில கடையாது. ஆ புரியிது புரியிது புரியிதுங்க. அப்ப தான் வந்து அந்த. சரிங்க.
அந்தமாரி ஒரு காலகட்டம். அதுல உட்கார்ந்து நாங்க அத இது பண்ணும்போது, நாங்க என் என்கிட்ட குடுத்தது வந்து அந்த அப்டியே அடிமட்டத்திலிருந்து எல்லாத்தையும் எழுதுறதுக்கு. அத வந்து டிசைன் பண்ணி எழுதுறதுக்கு.
சரிங்க. ஒ! அந்த கோடிங்ணு சொல்வாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்களா?
கோடிங் மட்டும் இல்லாம அத ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லயா, டிசைனிங் எல்லாமே, எல்லாமே நான் தான் பண்ணேன். அ
ம். ஆ புரியிதுங்க ப் முழுவதா முழுவதுமா முழுவதுமா வடிவமைக்கிறது.
வடிவமைக்கிறது. அதாவது அந்த என்கிட்ட வந்து, அந்த ப்ளூ பிரிண்ட்ணு சொல்லப்படும் அந்த இத குடுத்துட்டாங்க. அத பில்டிங்கா மாத்துறது நான் நான் பண்ணியே ஆவணும்
சரிங்க. அருமைங்க அருமைங்க.
அத அப்பிடியே பண்ணுங்க. பண்ணம்போது நிறைய வாக்குவாதங்கள் நடந்தது. உரையாடல்கள்லாம் நிறைய நடந்தது. அவர் ஒரு வார்த்தை முதல்ல சொல்லிட்டாரு. நான் உனக்கு எதுவும் சொல்லி தரமாட்டேன். நீயா கத்துக்கிட்டு நீயா பண்ணு.
அப்போ, சரிங் ஓ! அது அது அது, அது பார்த்தீங்கன்னா, ஒ சரி. ஆ <chuckles> அச்சச்சோ! அ.
உண்மையிலயே அது ஒரு அது அது.
ஒரு சவால் மிகுந்த வேலை.
சவால் மிகுந்த வேலையா இருந்தாக்கூட, அது ஒரு, உண்மையிலயே எனக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினைய கொடுத்தது.
ஆ அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையிலும் வேல பார்க்கக்கூடிய ஒரு அ விஷயங்கள உங்களுக்கு அனுபவமா கத்துக் கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாங்களா?
ஆமா ஆமா. உண்மை உண்மை. அத ஃபுல்லா முடிச்சி, அத வந்து அத ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து, அந்த சிப்ன்னு சொல்லுவாங்க. அதோட இது. அந்த பேச்சு மொழிய வந்து புரோட்டோகால் னுவாங்க இல்லயா?
ம். ஆமாங்க.
அத இப்ப முதல்ல இது பண்ணி எழுதி இதெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்பறம் அந்த 3 ஜி யோட நெட்வொர்க் ஒவ்வொரு இதுவா அத அத அந்த, இந்த வந்து மாத்தி பண்ணி.
அ, அந்த பணி 3 ஜி க்கு தேவையான, அ, சரி சரிங்க.
எல்லாத்தையுமே பண்ணோம். எல்லாத்தையுமே அதாவது நாங்க எந்த அளவுக்கு முடிச்சோன்னா, நாங்க தான் வ உலகத்திலயே முதல் ஆளுங்க. அத முடிச்சது. அ, ஒரு கைப்பேசிலருந்து.
சரிங்க. சரிங்க.
கைப்பேசியோ இல்ல ஒரு அ அ என்ன சொல்வாங்க அ கம்ப்யூட்டரோ
சரிங்க. அதில வந்து அந்த யா தி
அதிலேருந்து அந்த அந்த பக்கம் வரைக்கும், எல்லாமே, ஒரு இது என்ன சொல்வாங்க. வீடியோ கால் வரைக்கும் பண்ணி பண் பண்ணி குடுத்தோம்.
ஓ அந்த புராஜெக்டே வந்து நீங்க தான் வந்து அந்த இத வந்து. அரே
மொத மொத ஆளுங்க நாங்க தான். முது முழுசா பண்ணது மொதல்ல நாங்க தான். அப்போ வந்து அந்த ல் Alcatel அந்த மாரி பெரிய பெரிய கம்பெனி கூட பண்ணல இன்னும். அவங்கலாம் எனக்கு கிளையன்ட்டா மாறுனாங்க.
கேக்கவே சந்தோஷமா இருக்குங்க. அருமையா சரி, சரிங்க. சூப்பர்ங்க சூப்பர்ங்க. அதாவது இந்தியாவுல வந்து இந்த அளவுக்கு அது ஒரு வளர்ச்சி அடையறதுக்கு உங்களோட கம்பெனியும் நீங்களும் கூட அதுக்கு ஒரு காரணனுன்னு கூட சொல்லலாம்.
நான் சொல்றது உலகம் முழுக்கவே சொல்றேங்க.
ஆ ஆ. புரியுது, புரியுதுங்க.
அவ் நாங்க வந்து Alcatel velizy, அதாவது பிரான்ஸ்ல இருக்கிற Alcatel லோட வொர்க் பண்ணிருக்கோம். பிரான்ஸ் Telecom மோட வொர்க் பண்ணிருக்கோம். Tele denmark கோட வொர்க் பண்ணிருக்கோம். பர்ச்சசன் த்ரீ ஜி யோட வொர்க் பண்ணிருக்கோம்.
அப்போ இந்த மாரி வொர்க் பண்ணும்போது அது நிறைய உரையாடல். ஏன்னா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம கலந்துரையாடும்போது தான், நிறைய வந்து அதிலருந்து புது புது விஷயங்கள நம்ம வந்து செயல்முறைப்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது நிறைய உரையாடல் நடந்திருக்கும். இல்லைங்களா?
ஆமா. ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா நிறைய உரையாடல் நடந்தது மட்டுமில்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் சொல்ல வந்தேன். எல்லா மோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 80 விழுக்காடு உரையாடல்கள்ல
ம். சரிங்க.
அ நான் வந்து சுவாமிநாத சுவாமியா தான் இருந்தேன்.
சுவாமிநாதன் சுவாமின்னா, இந்த விவசாயத்தில வந்து புரட்சி ஏற்படுத்தினாங்களே, அதுங்களா இல்ல
ஆஹா, அது அவரு இல்லங்க. அது நம்மாழ்வாருங்க. நீங்க சொல்றது. சாமிநாதன் இருக்காரா? அது தெர்ல. நான் சொல்றது வந்து முருகர்.
இல்ல, இல்லங்க. இந்த இது ஓ! சாமி! கடவுள சொல்றீங்களா! சரி, சரி, சரிங்க. அ.
ஆமா. தந்தைக்கு உபதேசம் செய்தவர்ன்னுவாங்க தெரியுமா?
ஆமாங்க, ஆமாங்க. இந்த சுவாமி ம அ சுவாமி மலையில. அ புரியுது, புரியுது, புரியுது. அ புரியுது, புரியுதுங்க.
அது மாரி. சுவாமிமலை. அதாவது வழிகாட்டிக்கு நான் வந்து வழிகாட்டிட்டுன்னு சொன்ன மாரி இருந்தது.
ஓ! புரியுது, புரியுது, புரியுது, புரியுதுங்க. அருமையா சொல்றீங்க. அதாவது
அதுதான் நெறைய உரையாடல், அந்த அந்த உரையாடல்ன்னு சொல்லும்போது, அதுதான் நான் சொல்ல வந்தது. அது அத உங்களுக்கு இது மாரி சொன்னா தான், உங்களுக்கு புரியுன்றதுனால தான் வந்து
ஆ. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க. ஏன்னா நமக்கு அது அத வந்து விளக்கமா சொல்லும் போது தான நமக்கு அதிலுள்ள உள்ளார்ந்த அர்த்தங்கள் நமக்கு புரியும்.
பல நேரங்கள்ல அப்படி தான் இருந்தேன் நானு.
சரி, சரிங்க. அருமையா இருந்துச்சு. அதாவது
நா அ அவர் வந்து பாஸ்ஸா, இல்ல நான் பாஸ்ஸான்னு. அவர் என்கிட்ட 2, 3 தடவை கேட்டாரு, "ஏய்! என்னைப் பார்த்தா உனக்கு எப்படிரா தெரியுது? பாஸ்ன்னு தெரியுதா? லூஸ்ஸுன்னு தெரியுதா?" அப்படீன்னு.
<laughs> ஆனா ஆனா, இந் இந்த விஷயத்தில பாருங்க அவரோட பெருந்தன்மையும் இருக்குங்க. சில பேர்லாம் வந்து அந்த மாரி இருந்தா வந்து என்ன பண்ணுவாங்க, "என்னையோட நீ வளர்ந்துருவியா?" அப்படீங்கிற ஒரு பொறாமை தன்மை கூட அந்த இடத்தில வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா, அந் அந்தெல்லாம் ஆனா, அதெல்லாம் இல்லாம உங்கள்ட்ட சகஜமா ஒரு நண்பரா வந்து பழகி, 2 பேரும் நீங்க அற்புதமா அந்த விஷயங்களை பண்ணது பண்ணீங்க பாருங்க, ரொம்ப அற்புதங்க. அதாவது, "வழிகாட்டியோட நீங்க வந்து, எந்த அளவுக்கு வந்து ஒரு திறந்த உரையாடல பண்ணீங்க, அதில வந்து என்னென்ன அனுபவம் கெடைச்சுது, அதில எவ்வளவு சாதனைகள் பண்ணினீங்க." அப்படீங்கிறதை வந்து அற்புதமா என்ட்ட வந்து ப பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள்ட்ட பேசினதுல மிக்க மகிழ்ச்சிங்க.
கண்டிப்பா. உண்மைங்க. உண்மை, உண்மை. கண்டிப்பாங்க. நீங்களும் உங்க நேரத்த செலவழிச்சு, எனக்காக பொறுமையா கேட்டீங்க. உங்களோட தொடர் கேள்விகள்னால தான் என்னால இவ்வளவும் பேச முடிஞ்சுது. ரொம்ப நன்றிங்க உங்க நேரத்துக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கறேன். மேலும், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நெறைய பேசலாம். நன்றிங்க.
நன்றிங்க.